அ இப்ப நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதாவது முக்கியமா அந்த நடிகர், நடிகைகள் அவங்களாம் இருக்காங்க பாருங்க. அவுங்கள வந்து சாதாரணமா நம்ம பார்க்குறப்ப, அவுங்க ஒரு நடிகராவோ, அவுங்க இந்த Instaவோ, இந்த மாரி பொது அ என்னாது சமூக வலைதளங்கள்ள வந்து, அவுங்களோட அ படங்கள வந்து பத்தி பேசுவாங்க. இதெல்லாம் இப்படிலாம் இருக்கு, இந்த மாரிலாம் இருக்கு, அது வந்து அந்த படத்தோட தாக்கம்லாம் எப்படி இருக்கு? அப்டின்னு சொல்ட்டு நம்ம கிட்ட வந்து விமர்சிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லி வந்து மாற்றம் ஏற்படுமா? இல்ல அத பத்தின எதும் பிரச்சனைகள் அந்த படத்தை பத்தி ஏதாவது விமர்சனம் வருமா? அதை பத்தி என்னோட பகிர்ந்துக்க முடியுமா?
நிச்சயமாங்க, இப்ப இன்னைக்கு இருக்குற காலகட்டத்தில வந்து, சினிமாவோ ச சமூக ஊடகங்கள் ஒண்ணோடு ஒண்ணு இணஞ்சதுதான், வெவ்வேறுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா, நம்ம சமூக ஊடங்கள்ள ஓப்பன் பண்ணாவே, சினிமா பத்தின செய்திகள் தான் அதிகப்படியா பகிரப்படும். அதுபோல, அந்த சினிமால நடிச்சவங்க அ முன்னாடியெல்லாம் அந்த நடிகர்கள் தெரிவாங்க, அதிகபட்சம் அந்த டைரக்டர்கள் தெரிவாங்க. அ இப்ப இசை அமைப்பாளர்கள பத்தி, ஒரு சில பேர் வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம், அம் ஏன்னா, இதில டிவிலலாம் இல்லை எஃப்எம்லாம் கேக்கும்போது, இந்த படத்துக்கு இவரு இசை அமச்சுருக்காங்க, இவுங்க பாடியிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இத தவிர எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா இப்போலாம் வந்து, அந்த பாடல் ஆசிரியர்கள் யாரு? அந்த இதுக்கு வசனகர்த்தா யாரு? கதை எழுதுனவங்க யாரு? இப்போ டைரக்டர் பத்தியும் தெரியும். ஒரு சில நேரங்கள்ள இந்த சினிமோட்டோகிராஃபர் பத்தி, ஒளிப்பதிவாளர்கள் பத்தி இ ரொம்ப அழகா அ நான் இந்த படத்தில இப்டி வேல செஞ்சேன், இ இந்த மாரியான ஒரு சூழ்நிலையில அப்படி வந்து ஒரு சம்பவம் நடந்தது, என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு வேள வேற ரொம்ப பெரிய நடிகர் அவரு. அ அவரு முன்னாடி போய் இந்தமாரியெல்லாம் பிரச்சன நடந்ததுனா என்ன பண்றது? அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய இன்டர்வியூலாம் குடுப்பாரு. அப்போ, அது எல்லாமே ப்ரமோஷன் தானே? அவுங்க சொல்லும்போது, அப்படியா? அந்த படத்தில இப்படி நடந்துச்சா? அப்போ அந்த படத்தை நம்ம பாத்தே தீரணும், அவர் சொல்ற அந்த விஷயம் வருதான்னு செக் பண்றதுக்காகவே, அந்த படத்த பாக்கணும். அப்படின்ற மாரியான எண்ணம் வருது இல்லையா? ஸோ, சினிமா வெற்றிய வந்து, இந்த சமூக ஊடகங்கள்ன்றது ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்தும். அது நல்ல கருத்தா இருந்தா நல்ல தாக்கத்தையும், அ இப்போ ஒரு வேள அத பத்தின தவறான கருத்துக்கள் இருந்தாலுமே கூட, அது தவறான தாக்கத்த வந்து ஏற்படுத்தாது, அது மேல. அப்டி இப்டிலாமா நடந்திருக்கு? என்னதான் சொல்றார் அப்போ? பாத்துருவோம் அப்டின்னு சொல்லிட்டு அப்பயும் பாக்கணுன்னு தான் தோணும். எப்படியோ போய் கொண்டு போய் ரீச் பண்ணிர்ராங்க, நல்ல ஒ நல்ல விதமாவோ இல்ல கெட்ட விதமாவோ கொண்டு போய் ரீச் பண்ணி, அத மக்கள் பாக்க தான் செய்றாங்க. எந்த சினிமா வந்தாலுமே, சினிமாக்குன்னு தனி கூட்டமே இருக்கு இல்லையா?
ஆமா.
ஆஹா. இப்போ இந்தமாரியான நேரங்கள்லலாம் என்னாகுது அப்பிடின்னா, அ இப்போ, ஒம் முன்னாடிலாம் வந்து இந்த ரசிகர்கள் சந்திப்பு அப்பிடின்ற ஒரு விஷயம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, இல்லயா! முன்னாடி காலங்கள்ல.
ஆமாங்க. ம். ம்.
ஆனா, இப்போலாம் என்ன பண்ணுறாங்க அப்பிடின்னா, இந்த ப்ரமோஷன்ற ஒரு பேர்ல வந்து, அ ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயென்சர். இல்ல, YouTubeபர் ஆமா. அவுங்ககூட சேர்ந்து, ஏதாவது ஒரு சின்ன ரீல்ஸ் பண்ணுறாங்க இல்ல ஷார்ட் வீடியோ மாரி எதாவது பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணி வெளியிடும்போது வந்து அந்த படத்த பத்தி "இந்த டேட்ல, இந்த படம் அ எல்லாரும் போயி தியேட்டர்ல பாருங்க. அ பிடிக்கும் உங்களுக்கு. சூப்பரா இருக்கும்." அப்பிடின்றமாரிலாம் சொல்லும்போது சொல்றாங்க. அப்போ, அது நல்லாதான இருக்கு. இது ஒரு புதுவிதமான முயற்சி இல்லயா! ப்ரமோஷன்.
இன்ஃபுளுயன்ஸ். ஆமா. ம். <chuckles> ஆமா. ஆ ஆமா. அது அவுங்களுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க, பாருங்க. அவுங்களுக்கு சாதகமாவும். ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த நீங்க சொல்கிறீங்கல்ல. இந்த திரையீடு அ திரைப்படம் வெளையிடுறப்பல்லாம், ஒரு சில அசம்பாவிதங்கள் இந்த இப்ப கூட ஏதோ ஒரு நடிகைய பத்தி வி விமர்சனம் வந்து வந்துச்சுல்ல. தப்பானதா, இந்தமாரி அவுங்க உடைய பத்தி பேசினாங்க. அப்பிடின்னு சொல்லி, அந்த நடிகை வந்து கோவமா இந்தமாரி பேசிட்டாங்க, அப்பிடின்றமாரி. அதெல்லாம் கூட நெறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்குமே! அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
நிச்சயமா, இப்போ அவுங்க நடிக்கிறாங்களே தவிர அவர்களும் மனிதர்கள் தானே! அவுங்களும் கொஞ்சம் பிரைவசி எதிர்ப்பார்ப்பாங்கல்ல? போற எடத்துலலாம் போயிட்டு, "எனக்கு செல்ஃபி குடுங்க, எனக்கு ஆட்டோகிராப் குடுங்க"ன்னு சொல்லிட்டு அவுங்கள போயி ஈசல் மாரி மொச்சறது, அது ரொம்ப தவறான விஷயம். அவுங்க அவுங்க வேலை, அவுங்களோட ப்ரொஃபஷன் அது. நம்ம அது பெரிய திரைகள்ள அவுங்கள பாக்குறோம், பாக்குறது எல்லாமே உண்மை கிடையாதுல்ல? அதெல்லாம் அவுங்க எ மேக்கப் போட்டுருப்பாங்க, அந்த கேரக்டருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பண்ணிருப்பாங்க. இப்போ ம நி நிஜவாழ்க்கையிலயும் அவுங்க அதே மாரி இருப்பாங்க, ஒரு ப ப படத்தில வந்து ஒரு போலீஸா நடிச்சவரு "எவ்வளோ நியாயமான ஸ்ட்ரிக்ட் டான ஆஃபீஸரா இருப்பாரு" அப்டின்னு, நிஜ வாழ்க்கைலயும் அவர் அதே அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அவ்ளோ நியாயமானவர்னெல்லாம் நம்ம வந்து எதிர்பாக்க முடியாதுல்ல! அந்த "கேரக்டரைஸ்டேஷன்" சொல்வாங்கல்லயா, அது வந்து அப்படி. ஆனா, இப்போ நிஜ வாழ்க்கையில வந்து அவுங்க, "ஆமா இ வொ இந்த ரியல் லைஃப் ஹீரோ" அப்டின்னு சொல்லிட்டு, நம்ம உண்மையான ரியல் லைஃப் ஹீரோனா நம்ம நாட்டில இருக்கிற ராணுவ வீரர்கள் தான். அவர்கள இந்த அளவுக்கு கொண்டாடுரோம்மா? அவரு பாவம், போர்ல வ அந்த பாடர்ல நின்னு செம்மையா சண்ட போட்டு, வ வருஷக்கணக்கா குடும்பத்தை பிரிஞ்சிருந்துட்டு, அப்போதான் அலஞ்சி திரிஞ்சு அலக்கழிச்சி வீட்டுக்கு போவாரு, அவர வந்து ஒ ஒரு நாதியும் கண்டுக்காது, அ ஆட்டோ ஒரு ஆட்டோகிராப் வாங்குவோம். ஒரு
ஆமா. <laughs> ஆமாங்க. ஆமாங்க. <laughs> கண்டிப்பாங்க. ஆமா ஒரு இதில கூட. ம், ஆனா இப்போ கொஞ்சம், கொஞ்சம் அந்த அமரன் படம் வந்ததுலேருந்து, எல்லாருக்கும் கொஞ்சம் அவுங்க மேல கொஞ்சம் மரியாதை ஏற்பட்டுருச்சுன்னு நான் நினைக்கிறேன். <chuckles>
இப்ப அந்த மரியாதைன்றது இருக்கும். ஆனா, அதுக்கு நிமித்தமா நம்ம ஒண்ணும் பண்றது கிடையாது. அவரு வந்து நமக்கு ஆட்டோகிராப் வாங்குவோமா! இருங்க, இருங்க. நீங்க நீங்கதாங்க உண்மையான ஹீரோ, நம்ம நாட்டுக்காக இவ்ளோ பண்ணியிருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்பிடின்னு யாராவது ஒருத்தருக்கு போய் கேட்டுருப்போமா! இல்லல்ல
ஆமாங்க. ம். கண்டிப்பா. <laughs> பாப்போம். அவ்ளோதான். அந்த உடை அணிஞ்சிருக்காரா! ஆன்னு பாப்போம். அவ்ளதான் மத்தபடி எதுவுமே இல்ல. <chuckles>
ஆ அவரு ஒரு மிலிட்ரி ஆபீஸர் போல. ஒகே, ஒகே. அப்பிடின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனா நமக்கு ஏங்க அதையும் தாண்டி ஒரு பயம் தானே வரும் அவுங்கக்கிட்ட போலீஸ் ஓ இல்ல, இந்த மாரி ராணுவ வீரர்கள் யாரையோ பார்த்தா ஒரு, ஒரு வேலை துப்பாக்கி வச்சிருப்பாங்களோ! அத அப்ப அப்ப எடுத்து சுட்டுருவாங்களோ. <laughs>
ம். ஆ. <laughs> ஆமா. அவுங்களும் பாத்தா, ரொம்ப கடினமா வேற இருப்பாங்க. அப்பிடியே ரஃப் அண்ட் டஃப்பா அந்த மாதிரி. <chuckles>
கண்டிப்பா, கண்டிப்பா. சாஃப்ட்டாவே இருக்க மாட்டாங்க பார்க்கிறதுக்கு. ஆனா, உள்ளுக்குள்ள அவுங்க அ குழந்தைமாரி இருந்தாலுமே தெ கூட, வெளிய நமக்கு பார்க்கும்போது வந்து அந்த ஆளுமாரி ஒரு தோற்றம் இருந்தா, அதானே அந்த மாரியான வேலைகளுக்கு வந்து அவுங்க எடுத்துக்குவாங்க பார்டர்ல போய் நின்னு எதிரிகளோட சண்ட போட்டு ஒரு மன தைரியம் அவுங்களுக்கு இருக்கு.
ஆமாங்க. ம். ஆமா வலிமையா இருக்கணும் அப்பிடின்றதுக்காக.
அப்பிடி ஆனா, அப்படி பண்றது கிடையாது. இந்த மாதிரி ம சும்மா போயிட்டு போஸ் கொடுத்துட்டு, படம் நட நடிக்கிறதுமே கஷ்டம் தான். இல்ல சொல்லல. ஆனா, நடிக்கிறாங்க அப்பிடின்னா போய் படத்த பாருங்க. படம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ரிவ்யூ குடுங்க. அதை விட்டுட்டு அவுங்க தனியா போற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு, கேமராவ எடுத்துட்டு போயிட்டு அவுங்கள டார்ச்சர் பண்ற
<laughs> அ நச்சரிச்சுக்கிட்டு அ ஒரு அவுங்களுக்கும் 1 தனிமையே இல்லாத மாதிரி இருக்கும்.
கண்டிப்பா. அது அவுங்களுக்கு இப்பிடிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க அப்பிடின்னா அத சூப்பரா வந்து ஒரு வீடியோ எடுத்து இத எக்ஸாஜரேட் பண்ணி நீங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்க, அகம்பாவம் பிடிச்சவங்க, படத்தில பாக்குறமாரி இல்ல. அப்பிடின்னு சொல்லி தேவையில்லாம அவுங்களுடைய பேரை கெடுக்கிறது. இவுங்களுக்கு இந்த மாரி டார்ச்சர் பண்ணா அப்பதான் அப்ப தெரியும். ஏ ஆமா. யாரா இருந்தாலும் இந்த அளவுக்கு கோவம் வரதான் செய்யுன்ற விஷயம் அவுங்களுக்கு அப்பதான் புரியும் இல்லயா!
ம். <laughs> ஆமா. கண்டிப்பாங்க. ஆமா, ஆமா. ம். அ ஒரு சிலர் இந்த இப்ப ப படம் நிகழ்ச்சியில எல்லாம் ஒரு இதவும் இருக்கும். ஏனா மத்தவங்கள இந்த நான் ஒரு இது வந்து ஹிந்தில உள்ள இது பார்த்தேன் அப்பிடிதான். அந்த பொண்ணு சின்ன ஒரு உடை அணிஞ்சிருந்தாங்க. உட்கார்றதுக்கு சங்கோசப்பட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்தில உள்ள கதாநாயகன் அவரு வந்து இப்பிடியே கொஞ்சம் கண்ணாலே ஹெல்ப்புக்கு கேட்டு அவரு முன்னாடி வந்து அவ்வ நின்னாட்டு மறச்சிக்கிட்டு நின்னுட்டு, அப்பிடியே உட்கார்ந்தாங்க. இந்தமாரி ஒரு சம்பவங்கள்ல அது நம்மளுக்கு நிறைய பரவால்ல அவரு மேல ஒரு மரியாதை வேற ஏற்படுது.
நிச்சயமா. ம்ஹ்ம். கண்டிப்பா. அ, ஆ ஆனா அவரு மேலே ஒரு மரியாதை ஏற்பட்டாலும் அத பொண்ணு, அ அந்த பொண்ணுக்கு அது ஓகே கம்ஃபர்டபுளா இருக்குன்னா, போட்டு வந்துருக்கலாம். இவ்ளோ ஆக்வேர்டா வந்து யோசிச்சுட்டு அப்புறம் என்னத்துக்கு அந்த மாரியான உடைகள அனுஞ்சிட்டு வர
ஆமா. அது பெண்கள்னாலே பெண்கள்னாலே அப்பிடி தானே! கவர்ச்சியா இருக்கணும். அதுமாரி இந்த இந்த ஆலியா பெட்லாம் சொல்வாங்க பாருங்க அதெல்லாம் அப்பிடிதான் வேணும்னே இந்த முன்ன அந்த என்ன சொல்றது இந்த தளவு இருக்குமே! அ கீழே இறக்கி விடுறதா இருக்கட்டும், அது என்னத்துக்கு பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு வேள நடிகைகன்கனா இப்பிடிதான் இருக்கணுமோ! அப்பிடின்னு அவுங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, என்னமோ! <chuckles>
ஆமா. <laughs> ஆமா. கண்டிப்பா. ஆனா, வந்து நம்ம ஊர்கள்ல நிறைய நடிகைகள் இருக்காங்க இல்லயா! இவுங்க மி சாய் பல்லவி ஆகட்டும், சினேகா அவர்களாகட்டும், நம்ம ஜோதிகா அவர்கள், அனுஷ்கா எடுத்துக்கோங்களேன்! அவுங்கலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓ ஓ மை ஏதாவது ஒரு இன்டர்வியூல அவுங்க கால் மேல கால் போட்டு உட்காந்துகூட நான் அவ்ளோ இது பார்த்தது இல்லன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அவுங்க மெயின்டன் பண்ணுவாங்க. ஆமா, எனக்கு உண்மையாவே அவுங்க மேல வந்து அவ்ளோ மரியாதை இருக்கு. அ என்ன சொல்லணும் அப்பிடின்னா ஒரு நடிகையையும் தாண்டி அது ஒரு அவுங்க ரொம்ப அழகான பொண்ணு. அவுங்க ஃபேஸ பார்த்தாலே தெரியுது, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ண மாட்டாங்க. நிறைய இன்டர்வியூகளுக்கு வந்து பேசியிருக்காங்க. அவுங்க பேசும்போதே வந்து ரொம்ப பணிவான பொண்ணுமாரி இருக்கும். அ எனக்கு அவுங்க மேல அவ்ளோ மரியாதை அனுஷ்கா ஷெட்டி அவுங்க மேல. அ அப்பிடி நிறைய பேர் இருக்காங்கல்ல. அவுங்களும் ஹீரோயின் தானே! அவுங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ விடவே இவுங்களுக்கு ஜாஸ்தியா இருந்துற போறாங்க. அவுங்க ஏ ஏற்று நடிச்ச கதாபாத்திரங்கள்லாம் பாருங்களேன்! ஆண்களுக்கு ஈக்குவலான கதாபாத்திரங்களா இருக்கும். அந்த அளவுக்கு அதுக்கான ஒரு உடல் உழைப்ப போட்டிருப்பாங்க. அந்த இதுக்கெல்லாம் வந்து இஞ்சி இடுப்பழகிக்கிலாம் அவுங்க உ உடல அவ்ளோ ஏத்தி அதே நேரத்தில பாகுபலி 2 வந்தப்போ அப்பிடியே இலைச்சிருப்பாங்க. அந்த அந்த படத்தில. அதுக்கப்புறம் பாகமதியில மீடியம் சைஸ்ல, அ இப்ப ஒவ்வொன்னுக்குமே அவுங்க அவ்ளோ ஒரு மெனக்கெடல் இருக்கும் அவங்கக்கிட்ட. உ டான்ஸ் அவுங்களுக்கு அந்த அளவுக்கு சரியா வராது. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவுங்க வந்து கொளுத்தி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணுவாங்க. இப்போ அவுங்க மேல நமக்கு மரியாதை வர தானே செய்யுது.
ஆமா. ஆ. ம். ஆ. மரியாதையா. ம், ம், ம். <laughs> ஓ! ஓ! சரி, சரி. ஆமாங்க. கண்டிப்பா. <chuckles> ஆமாங்க. ஆமா. உடம்பு அ பயங்கர குண்டா. ம். <chuckles> ஆமாங்க. ஆ அதுதான் ஒவ்வொருத்தவுங்க தான் வேறுபடுது பாருங்க. அவுங்க நடந்துக்கிற விதம்ல இருக்கு.
நிச்சயமா, நிச்சயமா. இதுபோக வந்து இப்ப ஒரு Instagramமோ YouTubeபோ எடுத்துக்கிட்டா மெயினா நம்ம என்ன பாப்போம். அப்படின்னா, எதாவது படத்தோட வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்துருக்கா? டீசர் வந்துருக்கா? அந்த, இந்த டையு ட்ரெய்லரோ ஏதோ சொல்லுவாங்களே, அது. அது வந்துருக்கா இதெல்லாம் வந்து பாப்போம். ஆ இ இன் நான் ஒரு பதிவு ஒண்ணு பாத்தேன். அதுல என்ன சொல்றாங்க அப்டின்னா, யி "யாரு படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் சரி. அதுல நாங்க தான் ஹீரோ" அப்டின்னு சொல்லிட்டு. அ அது ஒ சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னா அந்த மீம்ஸ் கிரியேட்டர்களும், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸர்களும் அவுங்க தான் வந்து ஹீரோவே "அந்த படம் ஜெயிக்கணும்" அப்டின்னு நெனச்சா, ஜெயிக்க வச்சுருவாங்க. "இல்ல, இல்ல வேணவே, வேண்டாம்" அப்டின்னாங்கன்னா ஊத்தி மொழிகிருவாங்க.
ம். பாடல் வந்துருக்கா? <chuckles> ம். ஆமாங்க. <chuckles> புடிக்காத, ஆ கரெக்ட்‌டு. ரொம்பவே சரியா சொன்னீங்க. அதுக்கேத்தப்பலயும், நம்ம மக்களும் அதுக்கேத்தாப்புலயே வந்து லைக்கு, கமெண்ட்ஸு கமெண்ட்ஸில போனீங்கன்னா வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சிரிப்பு தாங்க முடியாது, அடிச்சுக்குவாங்க. <chuckles> அ,
ஆமா. இத இதெல்லாம் பாத்துட்டு நம்ம ஒரு ஸ்டேபிள்ளான மைண்டுல இருந்தாலுமே கூட, நமக்கு வந்து, "ஒரு வேல இந்த படம் இப்படி இருக்குமோ! ஒரு வேல வந்து இவுங்க சொல்ற மாரி தான் இருக்குமோ! அவுங்களும் பொய்யா ஒண்ணும் சொல்லிருக்க மாட்டாங்கல்ல!" அப்படின்லாம் தோணும். ஆ ஆனா இருந்தாலுமே வந்து அ எ இந்த ஸ்பாய்லர்கள்ன்னு ஒரு சில பேர் வருவாங்கல்ல, அவுங்க வந்து படத்தோட கதைய வந்து சொல்லி, நமக்கு வந்து அந்த அளவு ஒரு ஈர்ப்பு ஏற்படாத அளவுக்கு பண்ணிருவாங்க. அதுவும் ரொம்ப தவறான செயல் தான். ஏனா, அதுக்கு
ஆமாங்க. ஆமா. இந்த படம் பாத்துட்டு வந்ததுக்கப்புறமும், அந்த இதுல அந்த பேட்டி எடுப்பாங்க பாருங்க. இந்த படம் நல்லாருந்துச்சா, நல்லால்லையான்ட்டு, அத வச்சும் பாத்து நம்ம கணிச்சுருவோம். இந்த மாரி நல்லாருக்கா அந்த ரிவ்யூ கேட்பாங்கல்ல! மக்களிடம் அம்.
ஆமா. ஆமா. அத வச்சு ஆனா, இது வந்து அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு 20, 30% வரைக்கும் எடுத்துக்கலாமே ஒழிய, மீதி எல்லாம் நம்மளுடைய சொந்த கருத்தா தான் இருக்கணும். ஏன்னா அது அவுங்க அவுங்களுடைய கண்ணோட்டம் இல்லையா?
ஆமா. அது முன்னாடி காலம் ஆனா, அப்படி தானே இருந்துச்சு. இப்ப தான் வந்து, இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா, முன்னாடி ஆ அப்படி தானே அதை வச்சு தான் நம்மளும் கணிச்சுட்டு போவோம். ம்.
ஆமா. கண்டிப்பா. முன்னாடிலாம் வந்து ஒரு படம் வந்து எடுத்துட்டுருக்காங்கன்னா, இந்த ஹீரோ, இந்த டைரக்டரோட, இந்த மியூசிக்கு டைரக்டரோட வந்து, இந்த படம் எடுத்துட்டுருக்காரு. இவருக்கு இத்தனாவது படம். இந்த மாரியான விஷயங்கள்லாம் தெரியவே தெரியாது. ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான், போஸ்டரு ஒட்டியிருப்பாங்க. ஓ! இப்ப சிவாஜியோட படமா? வருதா? அப்ப நம்மலாம் போவோம்! அப்டின்ற மாரியும் இருப்பாங்க. எம்ஜிஆர் படமா அவரு படம் நடிச்சிட்டுருக்காருன்ற விஷயம்லாம். அவுங்களுக்கு தெரியுமா? அதோட, அந்த படத்தோட பேர் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? அந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அந்த படத்த போயி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எம்ஜிஆருக்காக மட்டுமே போய் பாப்பாங்க. போய் பாத்துட்டு ஆஹா! வாத்தியார் அவ்ளோ சூப்பரா பண்ணிருக்காருன்னு சொல்ட்டு அப்படி வந்து அது தானே உண்மையான சந்தோஷமாவே இருக்கும். ஆனா, இப்போ
<laughs> கண்டிப்பா. ம். கண்டிப்பாங்க, ம். ஏன்னா இப்ப இந்த, சமூக வலைதளங்கள் மூலியமா நம்மளுக்கு நெறைய விஷயங்களும் தெரியிது. இந்த இந்த படம் இவு நடிக்கிறாங்க, இது இத்தனாது படம், நீங்க சொல்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு தெரிய வருது. அதுவும் ஒரு நல்ல விஷயன்னு தான் சொல்வேன். <chuckles>
கண்டிப்பா, ஆமா, அதாவது இப்ப 2026ல இவுங்க இந்த படத்த ஆரம்பிக்க போறாங்க. இந்த படத்துக்கு அப்பதான் சைன் பண்ண போறாங்க. அப்டின்ற ஒரு விஷயமே நமக்கு இப்ப தெரியும். ஒரு பெரிய நடிகருடைய அடுத்த, அடுத்த அசைன்மெண்ட்லாம் என்ன? அவங்களுடைய அந்த ப்ராஜெக்ட்லாம் என்னன்றது வந்து, நமக்கு, அ அதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். எல்லாமே போட்டுருவாங்க. அவுங்க 2 பேரும் ஒண்ணா சேந்து எடுத்து. அந்த சைன் பண்ற மாரியான ஒரு ஃபோட்டோ, அது போட்டு வெளியிடுவாங்க.
ஆமாங்க. இந்த பூஜை, பட பூஜை விழான்னு சொல்ட்டு அது.
ஆமா. இப்புடி எல்லாமே வெளியிடும்போது வந்து, அப்ப அந்த படத்த பத்தின எதிர்பார்ப்பு வருதோ, "இவுங்க இந்த காம்போவா அடிபொலியா இருக்க போகுது" அப்டின்னு சொல்லிட்டு, வேற மாறி! வெயிட் பண்ணி பாத்துட்டுருப்போம். அந்த அளவுக்கு வந்து இந்த ம சமூக வலைதளங்கள் வந்து, ஊடகமாகட்டும், எல்லாமே அந்த சம் அந்த சினிமா பத்தன ஒரு எதிர்பார்ப்ப நமக்கு அதிகப்படுத்துது. ஒரு சில நேரங்கள்ல அது சினிமாவுக்கே, பாதிப்படையிற மாரியான சூழ்நிலையும் ஏற்படுத்த தான் செய்யுது.
ம். <laughs> ஆமாங்க. ஆமாங்க, ரொம்ப சரியாவே சொன்னீங்க. நீங்க வந்து, ரொம்ப அழகா வந்து என்ட்ட பகிர்ந்துகிட்டீங்க. இந்த மாதிரி, ஆ படமா படம வந்து நம்ம இந்த இணையதளம் மூலியமா நெறைய விஷயங்கள வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்படுது? எவ்வளோ வெற்றிகள் கெடைக்குது? அந்த மாரி நான் ரொம்ப அழகா என்ட்ட பகிர்ந்துகிட்டீங்க. உங்கள்ட்ட பேசனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. நன்றிங்க.
மகிழ்ச்சிங்க.